இல்ல. அ அப்டி விநாயகர் சதுர்த்திக்கு நிறைய செய்வோம். ஆனா அத அடுத்த வருஷம் வரைக்கும் நாங்க வெயிட் பண்ணுவோம்ன்றது கிடையாது. ஈ என்ன என்ன என்ன அப்படின்னா இப்போ நம்மளா வந்து எங்க வீட்ல ஏதாவது ரெசிபி செய்ய ஏதாவது ஸ்நாக்ஸ் பண்ண அப்படின்னு சொன்னா, டக்குனு அ உ உருளைக்கிழங்கு இல்லைனா எதாவது வெங்காயம், அ அப்புறம் அ அப்பளம், வாழக்கா ஏதாவது எடுத்து இந்த ஆயில்ல போட்டு டீப் ஃப்ரை பண்ணி கொடுக்குற மாரியான கார வகைகள் செஞ்சு கொடுப்போம். எங்க அம்மா என்ன பண்ணுவாங்கன்னா ஏதாவது செஞ்சு கொடுமா, அப்டின்னு சொன்னா உடனே புட்டு செஞ்சு கொடுப்பாங்க. இல்லனா வந்து, இந்த நீங்க சொன்ன அந்த கொழுக்கட்டை செஞ்சு கொடுப்பாங்க. சுண்டல் வேக வச்சு கொடுப்பாங்க. ஆமா, ஏம்மா இதுதான் நீங்க பண்ணுற ரெசிபியா? எனக்கு இந்த பஜ்ஜி இதெல்லாம் செஞ்சு தர மாட்ட? இதெல்லாம் எண்ண ஒடம்புக்கு சேராது. அப்டி இப்டின்னு சொல்லிட்டு இ இப்டிதான் செஞ்சு கொடுப்பாங்க. அப்போ எனக்கு அது விநாயகர் சதூர்ரிக்கு மட்டும் சாப்பிட்ட மாதிரி ஞாபகம் கிடையாது. மீதி இருக்கிற நாள்கள் என்னைக்காவது செஞ்சு கொடுமான்னு இதுதான் போய் செய்வாங்க, ஆனா அதுக்கு நிறைய நேரம் எடுக்கும் கிட்டத்தட்ட ஒரு 2, 3 மணி நேரம் எடுத்துக்குவாங்க. அரிசி ஊர வச்சதுலேருந்து அந்த டெக்ஸ்சர் கரெக்ட்டா வந்து அந்த ஷேப் புடுச்சு உள்ள வேகச்சு கொடுக்குற வரைக்கும். அ அப்ப எங் எங்க வீட்ல வந்து விநாயகர் சதுர்திக்கு என்னென்ன பண்ணுவோம் அப்படின்னா அந்த கொழுக்கட்டையிலேயே வந்து புடி கொழுக்கட்ட ஒண்ணு பண்ணுவோம், பூரண கொழுக்கட்ட, உருண்ட கொழுக்கட்டன்ட்டு அதே மாவுல 3 பண்ணுவோம். ஒண்ணு காரம் மட்டும் இருக்கும். ஒண்ணு காரம், அ அ மேல வந்து காரம் இல்லாதது உள்ள வந்து இனிப்பு இருக்கிற மாதிரி இருக்கும். இன்னொன்னு இனிப்பு அந்த மாவு ரெண்டையும் ஒண்ணா சேர்த்து அந்த புளி புடி கொழுக்கட்டை அது பண்ணிருவாங்க, அப்புறம் லட்டு பண்ணுவாங்க. அப்புறம் வந்து இந்த வெள்ள சுண்டல் இருக்கு இல்லையா? அது பண்ணுவாங்க. அப்புறம், வேற ஒரு அ ஸ்வீட் ஒண்ணு பண்ணுவாங்க. வெள்ள கலர்ல அந்த ஸ்வீட் பேர் கூட எனக்கு ஞாபகத்துக்கு இல்ல, அம்மா தான் பண்ணுவாங்க அது. அந்த மாதிரி.
கொலுக்கட்டை. ஆமா, ஆமா, ஆமா. ம்ஹ்ஹ்ம். நிச்சயமா, நிச்சயமா. ஓஹோ! ஆமாங்க. ஆமா. இந்த பூரண கொழுக்கட்டைன்னு சொன்னீங்க பாத்தீங்களா?
ஆமா. அத கேளுங்க நான் சொல்லுவேன். அது எனக்கு செய்ய தெரியும் நீங்க கேட்டீங்கன்னா நான் சொல்லுவேன்.
அது வந்து நம்ம <chuckles> இல்ல, இல்ல நான் அதுக்குள்ள வரல. நீ எதிர்பாரக்ககு அ நீ நீங்க எதிர்பார்க்கிறதுக்குள்ள நான் வரல. அந்த பூர்ண கொழுக்கட்டைங்கிறது விநாயகர் சதுர்த்திக்கு மட்டும் தானே நம்ம செய்வோம். அப்படி தானே நா நீங்க ம் சொல்ல வர்றீங்க?
வரலையா? எனக்கு அது தெரியுமே. நீ கேளுங்களே சொல்றேன். <laughs>

ஆ, இப்ப தீபாவளின்னு எடுத்துக்கிட்டா அப்போ செய்றதெல்லாம் இந்த முறுக்கு, அதிரசம், எள்ளட, சீட அப்புறம் வந்து இந்த மைசூர் பாக்கு, பா பாதுசா இந்த மாதிரியான ஸ்வீட் வகைகள் இதுதான். அதுதான் நான் சொல்றேன். அப்போ அப்ப தீபாவளிக்கு ஸ்பெஷலா செய்றது அப்டின்னு ஒன்னும் கெடையாது. ஆனா, வந்து இந்த நவராத்திரி அந்த நேரங்கள்ல வந்து ஸ்பெஷலா செய்றது கண்டிப்பா இருக்கு. அப்போ அதுவும் எங்க வீட்ல மட்டும் தான் செய்வோம். அப்டின்ற மாதிரி பணங்கல்கண்டு பாயாசம் செய்வாங்க. அது அவ்ளோ டேஸ்ட்டா <chuckles> அதுவும் தீபாவளிக்கு கெடையாது. வேற "எதுக்கு நீங்க ஏன் வெயிட் பண்ண மாட்றீங்க?" நான் சொல்ல வரேன்ல தீபாவளிக்கு அதுதான் தீபாவளிக்கு அந்த மாதிரி எங்க வீட்ல தவிர யார் வீட்டிலும் அந்த மாதிரி செய்யல. அப்டின்னு சொல்ற மாதிரி பலகாரங்கள் கெடையாது. ஆனா, நவராத்திரிக்கு இருக்கு. அந்த 9 நாளும் 9 வகையான பலகாரங்கள் நாங்க கண்டிப்பா செய்வோம். அது ஒரு சில வீடுகள்ல செய்யலாம். பட் எங்க நாங்க இருக்கிற ஏரியாக்கள்ல அந்த மாதிரி ரெசிபி செய்றது கிடையாது. அப்புறம் நாங்க சாமி கும்பிடும்போது, எல்லோரையும் கூப்பிட்டு வருவோமா, அப்போ எல்லாருக்குமே நாங்க குடுப்போம். "நல்லாயிருக்கு நல்லாயிருக்குன்னு சொல்லுவாங்க" ஆ "திரும்பவும் இன்னொரு நாள் எனக்கு அத செஞ்சு குடுங்க" அப்டின்னு கூட கேட்பாங்க. அந்த பணங்கல்கண்டு பாயாசம் அப்டின்றது. அதே மாதிரி அவல் பாயாசம் 1 தடவ பண்ணுவாங்க. இந்த பருப்பு இருக்குல்லையா கடல பருப்பு காய்களுக்கு போடுவோமே, அதை வந்து வேக வச்சு அது ஒண்ணும் பாதியுமா வந்து ஒரு அர அரப்பு அரைச்சு அதில வந்து நல்ல இந்த உருண்டை வெல்லம் இருக்கு இல்லையா? நல்ல கலரா இருக்கும், ஒரு ப்ரௌனிஷ் ஷா சாக்லேட் கலர்ல இருக்கிற அந்த வெல்லம் அதுலல வந்து கொஞ்சம் அந்த நட்ஸ் லாம் வந்து க்ரஷ் பண்ணி போட்டு அந்த மாரி 1 உருண்ட பிடிச்சு 1 ரெசிபி பண்ணுவாங்க. அது இங்கே எங்க ஏரியாக்கள்ல எங்கயுமே சாப்பிட்டது கெடையாது. எங்க எங்கம்மா செய்றதுதான், அது இங்க இருக்கிற எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். அந்த மாதிரி 9னாலும் 9 வகையான பலகாரம்.
அது எல்லா குடும்பத்திலும் செய்றது தானே அது. எல்லா ஆ, அதத்தான் கேட்டேன். ம். ம். சொல்லுங்க, சொல்லுங்க, சொல்லுங்க, சொல்லுங்க. சரி. நீங்க இந்த பண கல்கண்டு பாயாசங்கிறது, நான், இல்ல நான் வந்து,
ரெசிபி எங்கிட்ட கேட்காதீங்க, நான் பண்ணது கெடையாது, <laughs> எனக்கு வராது அது. <laughs>
நீங்க வந்து, எனக்கு இப்ப வந்து நாக்குல வந்து எச்சிய ஊற வச்சுட்டு, சரி உங்ககிட்ட கேட்டு நங்க நாங்க முயற்சி பண்ணலாம்ட்டு ஒரு கேள்விய முன்வச்சா, நான் பண்ணினது கிடையாதுன்டிங்க. அந்த பணங்கல்கண்டு பாயாசத்தப் பத்தி நீங்க கொஞ்சம் சொல்லுங் சொன்னீங்கன்னா?
அ. கண்டிப்பா. அது நான் பண்ணிருக்கேன். ஆ அதுதான் நான் பண்ணியிருக்கேன். அந்த டேஸ்ட்டே வரவே இல்ல 1 தரவ கூட அந்த டெக்ஸ்சரும் வரல, டேஸ்ட்டும் வரல. அதுக்கப்புறம் நான் வந்து இதுக்கப்புறம் நான் பண்ணவே மாட்டேன் அப்டின்னு கோவமா நான் அத கைவிட்டுட்டேன். <chuckles> அதுக்கு பதிலா "நீங்க நீங்களே செஞ்சுருங்க" அப்டின்னு சொல்லிட்டு அவங்களே செய்ய சொல்லிர்றதுதான். ஆ அந்த ரெசிபி ம். சொல்லுங்க.
சரிங்க. அதே மாதிரி அதே மாரி இந்த விநாயகர் சதுர்த்திக்கு சில பலகாரங்கள் செய்வோம் வீட்ல செய்வோம். அது வந்து நம்ம ஆண்டுக்கு 1 முறை தான் செய்ற மாதிரி என் மனசுக்கு தோணுது. அது மித்த நாள்ல செய்ய மாட்டோம் அப்படிங்கிற மாரி ஒரு எண்ணம் இருக்கு. அந்த மாரி உங்களுக்கு எண்ணம் இருக்கா? அப்படி விநாயகர் சதுர்த்திக்கு என்னென்ன செய்வீங்க? திருப்பி அடுத்த விநாயகர் சதுர்த்திக்கு தான் நீங்க செய்வீங்க. அப்டிங்கிற மாதிரி ஐட்டங்கள் என்னென்ன?
ஆமா. ம்ஹும்.

இல்ல, இல்ல, அது நான் எப்பயாவது கேட்டாலும் உடனே செஞ்சு தருவாங்க. அ, அது செய்றது ஈஸிதான், அதனால செஞ்சு குடுத்துருவாங்க. என்ன அப்பிடின்னா, நான் எங்க அம்மாலாம் அரிசி ஊறவச்சு, அப்பப்ப அரச்சி, அது அப்பிடி பண்ணுவாங்க. நான் வந்து பச்சரிசி மாவையே அரச்சு வெச்சிருக்கேன், அத பொடியா அரச்சி வெச்சிருக்கேன். இப்ப வேணும் அப்பிடின்னா, நான் லைட்டா வெந்நீரும் உப்பும் போட்டு கலந்து, இந்த சப்பாத்தி மாவு பதத்துக்கு வந்து பெசஞ்சிட்டு, பூரணம் ரெடி பண்ணி, இம்மிடியட்டா அ அதிகபட்சம் ஒரு, 1 மணி நேரத்துக்குள்ள நான் அத ரெடி பண்ணிக் குடுத்துருவேன், இப்ப எங்க வீட்ல எல்லாம் கேட்டாங்கன்னா. ரொம்ப ஈஸியான ரெசிபி தான்.
சரிங்க. அப்ப, அதுல இனிப்பு, இனிப்பு கலந்து கலப்பீங்கல்ல அதுல. நிச்ச
ஆமா, இனிப்புக்கு இனிப்புக்கு எவ்ளோ நேரம் ஆகப்போகுதுன்னு நெனைக்கிறீங்க? நான் அதுதான் சொல்றேனே, அ, அதுக்குள்ள நான் வரலன்னு சொல்லிட்டீங்கள நீங்க. <chuckles> அதேதான். எ பொட்டுக்கல்ல இருக்குல்ல, அத சும்மா லைட்டா ட்ரை ரோஸ்ட் பண்ணாவே நல்லா கிரிஸ்ப் ஆயிரும். சும்மா அத ஒரு ஓட்டு, ஓட்டுனீங்கன்னா மிக்ஸில, நல்லா நைஸ் ஆயிரும். அதே அளவுக்கு வெல்லம் எவ்ளோ போடறம்மோ! அதுக்கு வந்து 3/4 பதத்துக்கு வந்து வெல்லம் போட்டுக்கிறோம். கொஞ்சம் தேங்கா துருவி போட்டு, ஏலம், சுக்கு தட்டி போட்டா முடிஞ்சுச்சி. அவ்ளோதான் அந்த, அந்த பூரணம் அப்பிடின்றது. அதுக்கு மேல வேற எதுவும் போட மாட்டோமே! அதுல. அந்த நான் சொன்னேன்ல, சப்பாத்தி பாவு, அ, பா பதத்துக்குப் பெணைஞ்ச மாவு இருக்கில்லயா! அத தெரட்டி, அதுல இது ஒரு ஸ்பூன் வச்சு அழகா நாங்க மடிச்சுருவோம். இப்பல்லாம் அந்த மோல்டு கெடைக்குது, ஆனா, என் எங்க அம்மா மோல்டு எல்லாம் வச்சு செய்ய மாட்டாங்க. இது பூவரசு தழை இருக்கில்லயா! அந்த இலையில தான் வச்சு செய்வாங்க. அதுதான் உடம்புக்கு சத்து அப்பிடின்னு சொல்லிட்டு, அ, அதுலதான்
அ சரி, சொல்லுங்க, நான் கேக்குறேன் <chuckles> ஆமா. சரி. ஆமா. ஆமா. சரிங்க. அ, அது வந்து, இந்த அதிரசம் தட்டி போடுறதுக்குப் பூவரச எலையத்தான் வச்சி போடுவாங்க அப்பிடின்னு நான் கேள்வி
ஆமா, அதிரசமும் அதுலதான் பண்ணுவாங்க, உளுந்த வடையும் அதுலதான் போடுவாங்க இ இது வந்து, அது அவ்ளோ நல்லதுன்னு சொல்லுவாங்க, அதுல இருக்க அந்த பச்சையம் வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது அப்பிடின்னு சொல்லுவாங்க. இந்த மோல்டு வச்சி ஷேப் வரவைக்க மாட்டாங்க, கையிலே ஷேப் வரவச்சுருவாங்க. அதுக்காக பயன்படுத்துறதுதான் அந்த பூவரச எலை. எங்க வீடு ஃபுல்லாவே அந்த மரம் இருக்கு. 4, 5 மரம் இருக்கறதுனால, யாருக்கு அ யார் வீட்ல ஏதாவது பண்ணாங்கன்னா, எங்க வீட்ல வந்து பறிச்சிட்டு போவாங்க. அப்ப எங்களுக்கு தெரிஞ்சிரும், அவுங்க வீட்ல அது பண்றாங்க அப்பிடின்னு.
ஆமா, ஆமா, ஆமா. ஓஹோ! அப்பிடியா? ஆஹா! <tsk> ஓஹோ! அருமை! அருமை! அருமை! அப்ப நீங்க உங்க வீட்ல பறிச்சிட்டு போம்போதே உங்களுக்கு கொஞ்சம் வந்துரும். வீட்டுக்கு வந்துரும்ங்கற எண்ணம் உங்களுக்கு வருமா? வராதா? உங்க வீட்ல வந்து பூவரச எல <laughs>
கண்டிப்பா வரும். ஆனா, அவுங்க கொஞ்சமாதான் <laughs> கொஞ்சமாதான் குடுப்பாங்க. ஆளுக்கு 1 தான் குடுப்பாங்க, அப்ப தான் மனசே கஷ்டப்படும். 1 சாப்ட்டுட்டு அப்பறம் இன்ன 2 சாப்ட்டா நல்லா இருக்கும் அப்பிடின்னு தோணும், ஆனா இருக்காதுல்ல. எல்லாருக்கும் வேணுல? அதனால, அப்ப நீ செய்யுமா! அப்பிடின்னு சொல்லிட்டு, அப்பறம் அவுங்கள செய்ய சொல்றது. அ, இருந்தாலும் உடனேலாம் செய்ய மாட்டாங்க, ஒரு 2, 3 நாள் கழிச்சு அப்பறம் செஞ்சு தரேன் அப்பிடின்னு சொல்லிட்டு, அதுக்குப் பிளான் பண்ணி அப்பிடித்தான் செய்வாங்க.
சரிங்க.